<chuckles> ஓ! அது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னா வேற ஏதாவது டாபிக்க மாத்தி விட்டுறது.
ஆ. மாத்தி விட்டுறது. இது ஏன் இப்படி செஞ்சா? இந்த வீட்ல இது இப்படி தான இருந்துச்சு? இது ஏன் எப்படி ஆச்சு அப்படிம்பாங்க, எனக்கே தெரியாது. உங்க அம்மா தான் மாத்துனாங்க. ஆனா கேட்கறது மாத்திரம் என்கிட்டயா?
<giggles> ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு மெண்டா
ஆனா நம்ம போய் சொல்ல முடியாதுல?
ஆமா, கண்டிப்பா சொல்ல முடியாது.
அ, மரியாதை நிமிர்த்தமா நம்ம சில விஷயங்கள்லாம் பேசவே முடியாது. அதுக்கு பதிலா டேக் டைவர்ஷன்னு நான் அவங்கள மாத்திர்றது.
ஆமா. ஏன் கேட்டா, ஒரு கட்டத்துல அவங்கள்ட்ட போய் நம்ம எதையாவது சொல்ல போய்யி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஏதாவது விளையாடிறக்கூடாதுல. நிச்சயமா, கணவரும் சரி.
அந்த மாரிலாம் விளையாட்டுலாம் நடக்க நடத்த மாட்டாங்க.
அ, இல்ல, இல்ல. நம்ம நமகூட ஒரு சின்ன, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் இல்லையா? அவங்கள பத்தி ஏதாவது சொன்னோம் அப்டின்னா.
ஆமாமா.